நம்ம வாழ்க்கையில கற்றுக் கொள்வதற்கு வயது ஒரு தடையே வந்து கெடையாது. எத்தனையோ ஒரு அ நிகழ்ச்சினால எத்தனையோ சூழ்நிலைகள்னால நம்ம வந்து கற்றுக்கொள்றத வந்துட்டு அ தடை செய்யப்படுது. இல்லன்னா, நம்மளே வந்து எங்கேயோ நிறுத்திட்றோம். அந்த மாதிரி மீண்டும் கற்றுக் கொள்றதுக்கு ஒரு நல்ல தொடக்கம் உங்க வாழ்க்கையில எப்பிடி இருந்துச்சு? அத பத்தி சொல்றீங்களா?
கண்டிப்பாங்க. அ என்னோட வாழ்க்கையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா அ ஒரு 10தாம் வகுப்பை வைத்து நான் வந்துட்டு டிப்ளமோ வந்துட்டு ஆரம்பிக்கிறமாரி இருந்ததுங்க. தொழில் தொழிற்கல்வி வந்துட்டு ஆரம்பிச்சது. அப்போ அந்த 11னாம் வகுப்பு, 12டாம் வகுப்பும் தேர்ச்சி பெற்று, அது வந்துட்டு அ வேஸ்டா போயிருச்சு. எதுனாலனா நான் வந்துட்டு பிகாம் எடுக்கிறதா வந்துட்டு எங்க வீட்ல சொல்லி எல்லாத்தையும் இது பண்ணி, காலேஜ்லேயும் போயிட்டு செலக்ட் ஆயிட்டேங்க. அங்கே போனப்ப எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போதுதான் நிறைய பேரோட குழப்பத்தின் அடிப்படையில வந்துட்டு நிறைய விஷயங்கள் மாறிருச்சு. கொஞ்ச நேரங்கள்லேயே. இப்போ என்னையும் குழப்பினதுனால எதுவுமே பண்ண முடியல. அப்போ அ அந்த நேரங்கள்ல வந்துட்டு, அ நம்ம வந்துட்டு எடுத்துட்டோம் வேற வழி இல்ல. இப்போ நம்ம இத இது மாத்த சொல்றாங்க அப்பிடின்றப்போ அந்த விஷயத்த எடுக்கிறதுக்கு நான் முன் வந்து சரின்ட்டு எடுத்துட்டேன். அதில வந்துட்டு எனக்கு இன்டரெஸ்ட் இல்லனாலும், எடுக்கணுன்னு எடுத்துட்டேன், எல்லாரும் சொல்றாங்க. வாழ்க்கை நல்லாயிருக்கும்னு சொல்றாங்க, அப்பிடின்னு சொல்லிட்டு அத எடுத்து படிச்சிட்டு இருக்கும்போது, ம். நிறைய விஷயங்கள் வந்துட்டு, சரி இதுல விட்டுட்டோம் எல்லாத்துலயும். இதுல நம்ம பார்த்துக்கலாம் அப்பிடின்னு சொல்ட்டு இந்த தொழிற்கல்வியில வந்துட்டு நல்ல விதமா எடுத்து தேர்ச்சி பெற்று, நல்ல மதிப்பெண் எடுத்துட்டு வெளில வந்துட்டேங்க. அப்போ அந்த இடத்துல எனக்கு என்ன ஆச்சுன்னா, நல்ல விதமா படிச்சு இப்போ முதல் இடமும் பெற்று வந்துட்டோம், ஒரு க கல்லூரியிலேயே. ஆனா, நம்மளுக்கு வந்துட்டு வேலை வந்துட்டு நல்ல விதமா வந்துட்டு கிடைக்காம போயிருச்சு, அப்பிடின்றப்போ ரொம்ப கஷ்டத்தை வந்துட்டு எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சிது. என்னடா, இதுமாரி படிச்சோமோ ரொம்ப கஷ்டப்பட்டு, அப்பிடின்னுட்டு, அப்போ அந்த இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்னொரு தொடக்கம் வந்துட்டு கண்டிப்பா வேணும். வேலைகள் நல்லா கிடைக்கல. அப்போ 1 வருடம் வந்துட்டு வீணா போயிடுச்சு மறுபடி. அ வேலை தேடி, தேடி. அப்ப இந்த விஷயோல்லாம் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு வீணா போச்சுன்றப்போ, இன்னொரு நல்ல தொடக்கம் கண்டிப்பா நம்ம இந்த இடத்துலனாச்சும் வைக்கணும், மற்றவர்கள் சொல்வதை இந்தவாட்டி கேட்கக்கூடாது. நம்மளுக்கு என்னது எது சரிப்படுது? அப்பிடின்றத வந்துட்டு எடுத்துக்கொண்டு அது மூலியமா நம்ம வந்துட்டு போயிட்டே இருக்கணும். அப்பிடின்றத யோசிச்சுட்டு, பிடெக் ட்ரிபிள்ளி இன்னு சொல்லி எடுத்து படிக்கலான்னு மேல் படிப்பு படிச்சேங்க. அப்ப படிக்கிறப்போ அ இது மூலியமா கண்டிப்பா நம்ம மேலே வரணும். ம். தொடக்கம் தான் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு வெற்றியின் அடிப்படையா இருக்கணும் அப்பிடின்றத வந்துட்டு நல்லாவே கற்றுக்கொண்டேன் என் வாழ்க்கையில ஒரு பாடமா. இப்ப அத கற்றுக்கொண்டு அடுத்த விஷயங்களை வந்துட்டு செய்யலாம், நல்லாவே செஞ்சு நான் ஒரு மேல இடத்துக்கு வந்துட்டு போலான்றத தெரிஞ்சுக்கிட்டேங்க.
சரிங்க. சரி. சரிங்க. சரிங்க. சரி, சரி. சரிங்க. ஓ! சரிங்க. சரிங்க. சரி, சரி. ஓகேங்க. ஓகேங்க. ஓகேங்க. இப்போ வந்து நீங்க அத திரும்பி, அ கத்துக்கணுனு அ, அ நினைக்கும்போது, உங்களுக்கு நிறைய தடைகள்லாம் இருந்திருக்கும். நிறைய சவால்கள் செஞ்சிருப்பிங் சஞ்சித்து சந்திச்சிருப்பீங்க. அந்த மாதிரிலாம் என்னென்ன இருந்ததுங்க?
ஆ கண்டிப்பாங்க. அதுமேரி பார்த்தீங்கன்னா, அ தடைகள்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப சூழ்நிலைகள் அ காசு, பணம் வந்துட்டு ஒரு சில நேரங்கள்ல வந்துட்டு இருக்காது. அதுக்கான ஃபீஸ் வந்துட்டு ஒரு அ இது தேர்வுகளுக்கும் வந்துட்டு செமஸ்டர்களுக்கு கட்டணும், அதுமாரின்றமாரி ஒரு விஷயங்கள் பார்ப்பாங்க, கல்லூரிகள்ல. அப்போ அந்த கட்ட முடியாத சூழ்நிலைகள்ல, என்ன பண்ண முடியாதுன்னு தெரியாது. "சரி நிப்பாட்டிடுவோமா, படிப்ப. என்ன பண்ணுறது, இவ்ளோ கஷ்டங்கள் இருக்கே. என்ன பண்ணலாம்?" அப்பிடின்றத யோசிக்கிறப்ப, ரொம்ப கஷ்டப்பட்டு மு முடங்கி போய் உட்கார்ந்துருவேன். அப்ப அந்த நேரங்கள்ல எனக்கு என்ன தோணுனா, "இத எடுத்துட்ட, இதுதான் 1 தெளிவான பாதையா, ஒரு தொடக்கமா எடுத்து பண்ணிகிட்டு இருக்க. இன்னைக்கி இந்த கஷ்டங்கள நீ யோசிச்சேன்னா, நாளைக்கி உன்னோட வாழ்க்கை, ரொம்பவுமே கஷ்டமா போயிடும். அந்த பெற்றோர்களை கூட உன்னால பார்த்துக்க முடியாத சூழ்நிலைகள் வந்துரும்." அப்பிடின்றத யோசிச்சேன். அந்த இடத்துல யோசிச்ச ஒண்ணே, அடுத்த விஷயங்கள நம்ம கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். என்ன கஷ்டம் வேணாலும் வரட்டும், இன்னைக்கு நான் அந்த கஷ்டத்த யோசிச்சேன்னா, நாளைக்கு நான் நல்ல இருக்க முடியாது. என் குடும்பத்தையும் பார்க்க முடியாதுன்றத யோசிச்சி நான், "கண்டிப்பா என்னால முடியும். நான் சாதிப்பேன்" அப்பிடின்னு சொல்லிட்டு, எப்படியாவது, எங்கேயாவது ஒரு கடன, உடன வாங்கினாச்சும், நம்ம படிச்சு முடிச்சுடணுன்றத யோசிச்சு, நல்லபடியா படிச்சு வரணும்னு, நல்லபடியாவே படிச்சு வந்துட்டு இருக்கேங்க." ஒரு தொடக்கத்த வந்துட்டு விட்றக்கூடாது. எந்த ஒரு கஷ்டத்தின் அடிப்படையிலயும்", அப்படின்ட்டு.
சரிங்க, ஓகே. சரிங்க. ஓகேங்க. அப்ப நீங்க வந்து கடனெல்லாம் வாங்கி திருப்பி ஆரம்பிச்சீங்களா?
ஆமாங்க. நிப்பாட்டிடக் கூடாதுன்ட்டு.
ஓகேங்க. அப்ப வந்து நீங்க வந்து படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்பறமா நம்ம ரொம்ப நாள் கேப் வுட்டுட்டு படிச்சோம் அப்படீன்னா, நமக்கே வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லிங்களா? அப்போ அந்த மாதிரி சிக்கல்களல்லாம் நீங்க சந்திச்சீங்களா?
ம். கண்டிப்பாங்கங்க. அ கேப் விட்டுட்டு படிக்கணுன்றது வந்துட்டு ரொம்பவுமே ஒரு தவறான விஷயம்தான், என்னோட அனுபவத்துல சொல்லணும்னா. அந்த விஷயத்தை என்னைக்குமே வந்துட்டு செஞ்சிடக்கூடாது. ஒரு 2 நாள் வந்துட்டு கல்லூரிக்கு போகாம விட்டுட்டேன். காசு இல்ல நம்மளால கட்ட முடியாது, கட்டுனா தான் க கல்லூரிக்கு வரணுன்னு சொல்லிட்டாங்கன்ட்டு. சரி இதோட நிப்பாட்டிடுவோனு ஒரு கேப் 2 நாள் விழுந்துருச்சு. அப்ப அடுத்த விஷயம் "இதுவரைக்கும் விட்டுட்ட, ஆனா இதுக்கப்பறம் இதை பண்ணாத." அப்படின்றது ஒரு பக்கம் சொல்லுது. "அ இது வரைக்கும் எல்லாமே வந்துட்டு ரொம்ப கஷ்டத்திலே போனதுனால, எல்லாமே முடங்கி போயிடுச்சு. இவ்வளோ தாண்டி வந்துட்ட. இதுக்கப்புறமும் இந்த தொடங்கின விஷயத்தை விட்டீனா, கண்டிப்பா உன்னால மேல நோக்கி செல்ல முடியாது. வேணா அதை யோசிக்காத! கண்டிப்பா உன்னால முடியுன்றத யோசிச்சு அடுத்த விஷயத்தை பார்க்க பாரு." அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே என் மனசு, உடனே எப்படியாவது கடன உடன வாங்கி நம்ம சேர்ந்துடணுன்றது, அது ஒரு எனக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலையா இருந்ததுங்க, அந்த நேரத்தில.
சரி. ஓ! சரி, சரி. ஆஹா. ஓ! சரிங்க, சரி. இப்ப வந்து நம்ம ஆரம்பிச்சதுக்கு அப்பறமா, எத வச்சு நீங்க வந்து உங்களையே ஊக்கப்படுத்திக்கிட்டீங்க? இப்போ கண்டிப்பா குடும்ப சூழ்நிலைகள், இன்னும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வேணும், இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தா கூட, ஏதாச்சு ஒண்ணு நமக்கு வந்து ஒரு ஊக்கப்படுத்துவதாக அமையும் இல்லிங்களா? இப்ப உதாரணத்துக்கு நமக்கு வந்து, ஒரு நல்ல நண்பர் கூட்டம் அமஞ்சிருக்கலாம். அவங்க நம்மள நல்லா என்கரேஜ் பண்ற மாரி இருப்பாங்க. இல்லன்னா ஒரு நல்ல ஆசிரியர் அமஞ்சிருக்கலாம். அந்த மாரி உங்களுடைய விஷயத்துல, எது வந்து உங்களைய ஊக்கப்படுத்துச்சு? அத நீங்க கண்டினியூ பண்றதுக்கு?
கண்டிப்பாவே ரொம்ப அருமையான கேள்வி கேட்டீங்கங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, அ நிறைய விஷயங்கள் வந்துட்டு என்ன ஊக்கப்படுத்துனது வந்து தனித்துவமா தான் ஊக்கப்படுத்திக்கிட்டேன். ஒரு சிலர் வந்துட்டு நம்பள வந்துட்டு ஊக்கப்படுத்துறதை தாண்டி, கீழ் நோக்கி செல்வதை தான் வன்ட்டு விரும்புவாங்க. அவன் வளர்ந்துற கூடாது, எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு. என் வாழ்க்கைல அது மாதிரி தான் அதிகமா
ஆமாமா. ஆமா. அது ரொம்ப சரியா சொல்றீங்க. ஆமா, இது மாரி நெறைய பேர் நெனப்பாங்க, நம்ம சொந்தக்காரங்களே அப்படிதான் நெனப்பாங்க.
ஆமாங்க. கண்டிப்பாங்க. முற்றிலும் உண்மையான விஷயம் அது. அப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணன்னா, எங்க பெற்றோர்கள் சொல்வதை வந்துட்டு கேட்டேன். ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு கேட்டுக்கிட்டேன். ஏன்னா அவங்க வந்துட்டு, என்னைக்குமே நம்பளுக்கு கெட்டது நெனைக்க மாட்டாங்க, இல்லைங்களா? அப்படின்றப்போ, நான் நெறைய விஷயங்கள் வந்துட்டு அவங்க சொல்றத கேட்டுக்கிட்டு, தனித்துவமா வந்துட்டு விளங்கணும். எப்படியாவது நம்ம மேலே வரணும்ன்றத அந்த கஷ்டங்களைத் தூக்கியெறிந்து விட்டு, படிப்புல இனிமே வந்துட்டு கவனத்தைக் கண்டிப்பாக செலுத்தணும். படிப்பை தாண்டி இந்த காலத்துல வந்துட்டு திறமைகள் தான் எல்லாத்தையும் பேசுதுன்றப்ப, அந்த திறமையில கண்டிப்பா நெறைய விஷயங்கள நம்ம கற்றுக்கொள்ளணும். "எது வந்துட்டு இன்னைக்கு வாழ்க்கையில முன்னனி நிலமையில வந்துட்டு இருக்கு?" அப்படின்றத வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். ஒரு வேலை செய்ய வேண்டிய இடத்திலயும் சரி, எது நம்ம கற்றுக்கொண்டா நல்லா இருக்குன்றத, ரொம்ப ஊக்கப்படுத்திக்கிட்டு, கண்டிப்பா என்னால முடியும்! நான் நல்லா சம்பாரிப்பேன்! இடத்த இப்ப இருக்கிற இடத்தையே நா மாற்றி காட்டுவேன்ற ஒரு நோக்கத்தோட, ஒரு வெறியோட எல்லா விஷயத்தையும் செய்ய ஆரம்பிச்சேங்க.
ஓ! ரொம்ப சிறப்புங்க. இப்ப வந்து அ நீங்க வந்து அ அ வேலை செஞ்சுட்டே வந்து ப படிக்கும்போது அந்த வேலையும் நீங்க பார்ட் டைமா ஏதாச்சும் பண்ணிட்டே இருந்தீங்களா? இல்ல விட்டுட்டு முழுவதுமாக படிப்பில மட்டுமே கவனம் செலுத்துனீங்களா?
கண்டிப்பாங்க. அதுமாரி பார்த்தீங்கன்னா அ இப்ப கல்லூரி ப நேரங்கள் போக பகுதி நேரங்கள்ல வந்துட்டு நெறைய வேலைக்கு செல்வாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு உணகங்களுக்கு வந்துட்டு வேலைக்கு செல்றேன். அங்க வந்துட்டு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான். அதனால தான் நம்ம வந்துட்டு போற மாரி இருக்கு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா ம் அ சாப்பிட்ட இலைகளையும் வந்துட்டு எடுக்கணும், மற்றவர்களுடையது. அ வேலைகளும் வந்துட்டு செய்யணும். ஒரு அசைவ உணவகம் தான் அது. எல்லா வேலைகளும் வந்துட்டு நான் வந்துட்டு பார்க்கணும். கடைசி ஒரு அ க கல்லூரி முடித்துவிட்டு ஒரு 5 மணி அளவில் வீட்டுக்கு வருவேன் பார்த்தீங்கன்னா, அங்க வந்தோனே வந்துட்டு ஃபுல்லா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அ எதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு சாப்பிட தோணுச்சுனா சாப்பிடுவேன் உணவு. அ அப்படி இல்லைனா வேணான்னு விட்டுட்டு போயிடுவேன். போயிட்டு அங்க ஃபு ஃபு ஃபுல்லாவே வந்துட்டு வேலை வந்துட்டு பார்த்துட்டே இருக்கணும். கடைசி நேரம் வரைக்கும் எங்கேயுமே உட்காரக்கூடாது. வேலைகள் வந்துட்டு அதிகமாருக்கும். அப்ப இரவு ஒரு 11.30 மணி அளவிலுக்கு தான்டு வீட்டுக்கே வருவேன் எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு. அந்த குப்பைகளை எடுத்து சுத்தம் பண்ணி, கூட்டி அப்புறப்படுத்தி, எல்லா பொருட்களையும் உள்ள எடுத்து வச்சுட்டு, அதெல்லாம் போய்ட்டு போட்டுட்டு தான் வரணும். ரொம்பவே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இதா இருக்கும். ஆனா அங்க சகிப்பு தன்மை இல்லாமல் வேலை பார்த்தா மட்டும் தான் அங்க பார்க்கவே முடியும். அந்த அளவுக்கு இருக்கும் அங்க வேலை. அப்படின்றப்ப எல்லா விஷயத்தையும் பண்ணிதாகணும். எனக்கு காசு வேணும். வீட்லயும் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் அவங்கள்ட்ட சுமையா குடுத்துறக் கூடாது. நான் கால் கல்லூரி போய்ட்டு வரத்திற்கு பே பேருந்துக்களுக்கும் வந்துட்டு அ நெறைய வந்துட்டு காசுகள் வந்துட்டு தேவைப்படும். அப்ப அது வந்துட்டு நான் அவங்கள்ட்டேயே வந்துட்டு சொன்னேனா அவங்களால முடியாதுன்றப்போ அந்த விஷயங்கள நான் செய்ய ஆய ஆரம்பிச்சுட்டேன். அ இந்த விஷயங்கள் செஞ்ச உடனே ஒரு இது தொலைபேசி வாங்கினேன். அதுக்கான டியூ வந்துட்டு நான் தான் கட்டணும். அவங்கள்ட்டே எல்லா சமயங்களும் நம்மளால குடுக்க முடில. அவங்களுக்கும் பல விதமான கஷ்டங்கள் இருக்கு. முடிச்சுட்டு வந்தோனே காலை எழுந்தவுடன் வந்துட்டு ஐந் 5.30 மணி அளவிலலாம் வந்துட்டு நான் எழுந்து கிளம்ப ஆரம்பிச்சுறனும் கல்லூரிக்கு. ஏன்னா நான் இருக்கிற இடம் வந்துட்டு இ ஒரு இடம். அ கல்லூரி வந்துட்டு கொஞ்சம் தூரத்தில இருக்கு. அதனால பேருந்துதலா தான் நான் வந்துட்டு பயணித்து செல்ற வேண்டிய சூழ்நிலைகள். அப்படின்னு பார்க்குறப்போ ஐ 5.30 மணி அளவிலேயே வந்துட்டு நான் வந்துட்டு எந்திரிச்சு கிளம்பிடணும். கிளம்பி அது வந்துட்டு போறதுக்கு கொஞ்ச கஷ்டமா இருக்கும். தூக்கம் இருக்காது. அப்படி பார்க்கிறப்போ நான் கல்லூரியிலேயே வந்துட்டு எல்லா விஷயங்களையும் படித்து விட்டு தான் வர மாரி இருக்கும். ஏன்னா 2 விஷயங்களையும் நான் பார்க்கணும்னா 1 படிப்பு வீணா போயிடும். இல்லாட்டி எனக்கு காசு கிடைக்காம போய்டும் அந்த படிப்புக்காகவே அப்படின்றப்ப. இந்த 2 நெருக்கடிகளையும் நான் தாங்கி கொண்டால் மட்டுமே எல்லா விஷயத்திலும் நீ ஜெயிச்சு வர முடியும்ன்றத தெரிஞ்சுகிட்டு, நல்லபடியாவே போயிட்டு இருக்கேங்க.
சரிங்க. சரிங்க. ஓகேங்க. சரிங்க. ஓ! ஓ! சரி, சரி. ஓ! சரிங்க. சரிங்க. ஓ! சரிங்க. சரி. ஓ! சரிங்க. ம். ஓ! சிறப்புங்க சிறப்பு. நீங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு வந்துட்டு படிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, உண்மையிலயே ரொம்ப மெய் சிலிர்க்க வைக்குது. இப்போ நீங்க பகுதி நேர வேலை பாத்து கொண்டே இருக்கீங்க அப்படின்னா, நீங்க படிக்கிறதுக்கு எப்படி வந்து நேரத்த வந்து ஒதுக்குறீங்க? இப்போ எக்ஸாம்லாம் வரும் அந்த மாதிரி டைம்ல வந்து பகுதி நேர வேலைக்கு லீவ் போட்டுருவீங்களா? டெய்லி உங் நீங்க கல்லூரி போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா, பகுதி நேர வேலையும் முடிச்சுட்டு, எப்படி உங்களுக்கு டைம் கிடைக்குது ப படிக்கிறதுக்கு?
அ அப்பிடி பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவனா, படிக்கவே மாட்டேங்க சுத்தமா. எப்படி நான் படிப்பேனா ஆனா வந்துட்டு டிப்ளமோல ம இதுல வந்துட்டு ம இது 1 கிளாஸ் டிஸ்டிங்ஷன்றது எடுத்துட்டேன். எடுத்து குடுத்து பேர் வாங்கி குடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு பண்றது வந்துட்டு, மேல் படிப்பில பிடெக் கடைசி வருடம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கேன். இதுலயும் வந்துட்டு எப்படியாவது அதேமாரி பேர் வாங்கி குடுத்துறணும், கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு. அ அந்த கஷ்டத்தோடயும், எப்போ ம் இது பொ பொதுத் தேர்வுன்ற மாரி வருதோ, செமஸ்டர் வந்துட்டு வருதோ, அன்றைக்கு மொதல் நாள் வந்துட்டு நாளைக்கு எக்ஸாம் தேர்வுனா, இன்னைக்கு வந்துட்டு நான் வந்துட்டு படிச்சு வச்சுருவேங்க எல்லாத்தையும். அதாவது கிளாஸ் வந்துட்டு நடக்கிறப்பயே, ஆசிரியர்கள் எடுக்கிறப்பயே, அதை புரிந்து கொண்டே அதிலேருந்து என்னென்ன விஷயங்கள் வருன்றதயும் தெரிந்து கொண்டு, நல்ல உள்நோக்கி புரிதலோடு எடுத்து வச்சுருவேன். மனசுல ஒரு விஷயமா. எடுத்து வச்சுட்டு அத எ
ம். ஓ! சூப்பர், சூப்பர். ஆ. சரிங்க. சரிங்க. சரிங்க. ஓ! அப்போ நீங்க வந்து கல்லூரி நேரத்திலயே நீங்க படிச்சு முடிசிச்சுருவீங்க. அ வீட்டுக்கு போயி அப்போலாம் டைம் இல்லாதனால, கல்லூரியிலயே கிளாஸ் எடுக்க எடுக்க அப்படி அப்படியே நீங்க வந்து படிச்சு வச்சுடுவீங்க இல்லீங்களா?
ம். ம், ம். கடைசி நேரங்கள்ல மறந்துடுச்சுனா, அந்த தேர்வு நேரத்துல அப்ப மட்டும் தான் படிப்பேன். அது வரைக்கும் எதையுமே தொட மாட்டேன், பார்க்க மாட்டேன், படிக்க மாட்டேன். அப்ப மறந்துருச்சுனா, அ யூடியூப்ல வந்துட்டு எடுத்து பார்ப்பேங்க. அந்த டைட்டில எடுத்து போட்டுட்டு எந்த மாதிரி விஷயங்கள் இது வந்துட்டு உபயோகிக்கப்படுது. என்னென்ன இது விஷயங்கள் இது வந்துட்டு செய்யுது. ஒரு மின்சாரம் சார்ந்த விஷயங்கள் என்னென்ன எப்படி எப்படி உருவா உருவாக்கப்படுது. எப்படி எப்படி வந்துட்டு செயல்படுத்தப்படுது, அப்படின்றத தெரிஞ்சிகிட்டு, அத உள்வாங்கி புரிதலோட போயிட்டு எழுதினா, இதுலயும் வந்துட்டு மதிப்பெண்கள் எல்லாத்திலயும் முதலிடம் நான் தான். அது வந்து பெருமைக்காக சொல்லணும்னு சொல்லல, அந்த கஷ்டங்கலயும் நான் வரணுன்றதுக்காக அத முயற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு. நல்ல இடங்களுக்கு வந்துகிட்டு இருக்கேங்க இப்போ வரைக்கும்.
ஓ! ஓ! ரொம்ப சூப்பருங்க. சரிங்க. ஓ! ரொம்ப அ சிறப்புங்க, சிறப்பு. இப்போ இதுக்கு வந்துட்டு உங்களுடைய குடும்பத்தாரோ இல்ல, உற்றார், உறவினரோ யாராச்சும் வந்து ஹெல்ப் பண்ணாங்களா? அதாவது பொருள் உதவியா தான் ஹெல்ப் பண்ணணும்னு இல்ல, யாராச்சும் நமக்கு வந்து ஒரு மோரல் சப்போர்ட்டா இருப்பாங்க. ஒரு எமோஷனல் சப்போர்ட் வந்து குடுப்பாங்க. அந்த மாதிரி யாராச்சும் வந்து உங்களுக்கு பக்க பலமாக இருந்துருக்காங்களா?
கண்டிப்பா. அது மாதிரி இல்லங்க, ஒரு பேச்சு விகிதத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா, என்னோட காதலி வந்துட்டு எப்போதுமே இருப்பாங்கங்க. அ என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும், எனக்காக பாத்து செஞ்சு நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படின்ட்டு, எல்லா விஷயத்துலயும் மேன்மைப்படுத்த தான் நினைப்பாங்க என்ன. ம். ரொம்ப சந்தோஷமான விஷயமுனே சொல்லாம், அவங்க கிடைச்சது எனக்கு. நிறைய விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா, பெற்றோர்கள் மூலியமா வந்துட்டு பிரச்சனைகள் வந்தாலும், அவங்கள்ட்ட என்னால சொல்ல முடியலனாலும், அவங்க என்ன அப்படி எடுத்து வச்சு பார்த்துப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள்ல. என்ன சண்டைகள் வந்தாலும், அந்த விஷயத்த தவிர்த்துட்டு எனக்கு ஒண்ணுனா கண்டிப்பா வந்துட்டு செய்யணும்னு முன்னாடி வந்து நின்றுப்பா
ஓ! ஓ! ரொம்ப சிறப்புங்க. ரொம்ப, அழகா வந்து பகிர்ந்துகிட்டிங்க. எப்பிடி வந்துட்டு நீங்க படிப்ப நிறுத்தின போதும், அதுக்கப்புறமா வேல செஞ்சதுக்கு அப்புறமும், எப்படி அத நீங்க திரும்ப வந்து தொடங்குனீங்க. உங்களுக்கு எவ்வளவு தடைகள்? எவ்வளோ சவால்கள்? வந்து இருந்துச்சு. ஆனா, அது எல்லாத்தையும் மீறி பெற்றோர்களிடத்துல ரொம்ப வந்துவிட்டு காசு எதிர்பார்க்காம, நீங்களே வந்து, அப்போ கூட வந்து பகுதி நேர வேல எல்லாத்தையும் வந்து பாத்துட்டு, உங்களுடைய செலவ வந்து அம்மா, அப்பாக்கு கஷ்டம் கொடுக்காம வந்து பாத்து, நீங்களே படிச்சி முன்னேறி வர்றீங்க. அப்படின்னு கேட்கும்போது ரொம்பவே வந்து ஒரு சிறப்பான விஷயமா இருக்கு. அதுலையும், கூட நீங்க வந்து 1ஸ்ட் கிளாஸ் டிஸ்டன்ஷன்லாம் வாங்குறதுன்றது ரொம்பவே வந்து மிகப்பெரிய விஷயம். இந்த காலகட்டத்துல, பசங்கள்லாம் வந்துட்டு அம்மா, அப்பாவோட காச வாங்கி வாங்கி சீரழிக்குறதும், ஃப்ரெண்ட்ஸு அப்படி, இப்படின்னு சுத்துறதும், கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகுறதும் அதுவும் இதெல்லா அம்மா, அப்பா பண்ணியும் கூட பரீட்சையில ஃபெயிலாகி நிறைய அரியர் வைக்குறதுமா இருக்கிற இந்த காலத்துல, உங்களுடைய கதய கேட்கும்போது உண்மையிலேய ஒரு ஊக்கம் மிகுந்ததாக வந்து இருக்குது. இன்றைய இளைஞர்கள் உங்களிடத்துலிருந்து நிறையா கற்றுக் கொள்ளணும். உங்களுடன் பேசியதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி!
உங்க கூட பகிர்ந்து கொண்டதுல, எனக்கும் மிக்க மகிழ்ச்சிங்க. மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி!